ஆ. அப்புறம் இந்த அ கேழ்வரகு மாவுலல்லாம் வந்து சிலபேரு சிகப்பரிசில அதெல்லாம் செய்றாங்களே? அது மாரி நீங்க செஞ்சது உண்டா?
கலர் பாக்கறதுக்கு அழகா இருக்கும். செய்யலாம், செய்யலாம். ஆ அதுவும் செஞ்சிருக்கேன். அதுவும் செய்யலாம். இந்த கருப்பட்டியில செய்றோம்ல, இதுல வந்து நம்ம ஊடால வந்து லேயர் மாரி கூட கொண்டு வரலாம். அடியில கொஞ்சம் கருப்பட்டி மாவ பெசஞ்சு ஊ அந்த புழிஞ்சு ஊத்திரணும். அதுக்கடுத்து கொஞ்சம் போல நடுவுல தேங்காய் பூ வைக்கணும். மேல ஒரு திரும்ப புழிஞ்சு ஊத்துட்டோனா, நான் என்ன பண்ணுவேன். உள்ள ஸ்டப் பண்ணி வச்ச இடியாப்பம். அது இன்னும் ரொம்ப ருசியா இருக்கும். ஆமா, ஆமா. ஆனா உள்ள வெளியே தெரியாது. வச்சு சாப்பிடும்போது உள்ள தேங்காய் பூ வரும்.
ம். ம். ம். அது எவ ஆ, ஆ. ம், ம். ம். ஓ! குழாய் புட்டு மாரி சொல்றீங்க. சரி, சரி. ஆ. ஆ. சரி, சரி, சரி.
பாக்கறதுக்கும் அழகா இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நெறைய இனிப்பு கடைகள்ல வாங்கி சாப்பிறதோட, இதுனா நமக்கு கருப்பட்டி ஆயிடுது. உடம்புக்கும் நமக்கு வந்து இரும்பு சத்து கிடைக்கும், கால்சியம் சத்து அந்த மாரி கிடைக்கும். ஆரோக்கியமாவும் இருக்கும்.
ஆ ச ம். ம், ம். இப்பயும் தலதீபாவளிக்கெல்லாம் இந்த மாரி இடியாப்பம் தான் வைக்கணும்னு ஏதாவது ஒரு நிபந்தனை மாரி இருக்கா? இல்லன்னா?
அதுவும். எந்த நிபந்தனையும் கிடையாது. இது அவங்க விருப்பம் தான்? அதுவும் ஒரு அது ஒரு ஐட்டமா வைப்பாங்க. அவ்ளோதான். நிபந்தனை கிடையாது. ஒண்ணா பார்க்கன்னா அத நான்வெஜ் தான் மேல பெரும்பாலும் தல தீபாவளினாலே நான்வெஜ் தான எடுக்குறாங்க. இது ஒரு ஆசைக்கு செய்றதுதான். அதே மாரி. மாவெளக்கு வப்பாங்க. மாவெளக்கு 2 திராட்ச பழா, காஞ்ச திராட்சை. கொஞ்சத் அ பேரிச்சம்ளம். அதெல்லாம் வச்சு ஒரு இது மாரி பிரட்டி வப்பாங்க. அதுவுமே தல தீவாளி வர மாப்பிளைக்கு குடுக்கணும். அப்படிங்கிற மாரி செய்வாங்க.
ஆ. ம். ம். ம். ஆமாமா. ஒ. உங்க ம். ம். ம். ம். ஓ! சரி. உங்க வீட்ல திருமண நிகழ்ச்சி, வேற ஏதாவது சடங்கு நிகழ்ச்சி. அதுலயே இந்த இடியாப்பம் தான் முக்கியமா இருக்குமா?
இல்லங்க அதுல வந்து இடியாப்பம் முக்கியமா இருக்காது. ஆனா இது வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு ப இப்ப எது எடுத்தாலும் பிரியாணி, பிரியாணின் சொல்றோம்ல? அது மாரி. இது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். விருந்தினர்கள நம்ம கவனிக்கிறோம். அப்படிங்கிற மாரி இருக்கிறது நம்ம சேமியா. இது இடியாப்போன்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து சேமியான்னு சொல்வாங்க. நீ சேமியமா எடுத்துப்போமா. ஆ அப்டின்
ம். ஆமா. ம். ஓ! அதான். அதாவது வந்தவங்களுக்கு வந்து நீங்க முக்கியத்துவம் குடுக்குறீங்கன்னா, இந்த இடியாபத்த பண்ணுவீங்க.
ஆ. அப்படிங்கிற மாரி கேட்பாங்க.
ம். ம். சரி, சரி.
அது ரொம்ப அருமையா இருக்குங்க.
வேற ஏதாவது உங்களுக்கு இந்த இ இந்த இடியாப்பம் இல்லாம வேற ஏதாவது பாரம்பரிய உணவுகள பத்தின ஞாபகங்கள், இல்லன்னா ஒரு நகைச்சுவையான விஷயங்கள் நடந்திருக்கா?

நீங்க உங்க வாழ்க்கையில நெறைய உணவ சாப்புட்டுருப்பீங்க. ஆனா ஒரு சில உணவுகள் வந்து ரொம்ப பாரம்பரியமா இருக்கும். அது உங்க மனசோட ஒட்டி இருந்திருக்கும். அந்த மாதிரி உணவ பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா?
கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. அந்த மாரி உணவுல ஒரு நெறைய உணவுகள் இருக்கு. அதுலவும் ஒரு குறிப்பிட்ட உணவ சொல்லணும்னா. அ இடியாப்பம் சொல்லாங்க.
ம். ஆ. ம். இடியாப்பம்! அரிசி மாவுல செய்றதா?
இடியா வந்து கண்டிப்பா. ஆமா. அரிசி மாவுல செய்றது தான். அப்போ வந்து அது முக்கியமா என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க ஆளுகளல வந்து தலதீபாவளிக்கு
ம். ம், ம். ம். ம்.
மாப்பளைக்கு வந்து இடியாப்பம் குடுக்கணும். அப்படின்ற மாரி ஒரு விதிமுறைகளையும் வச்சிருப்பாங்க.
ஆ. ஆ, அது வந்து மு முதல் முதல் உங்களுக்கு இடியாப்பத்த நீங்க எப்ப வந்து ரொம்ப பிடிச்சு சாப்பிட்டீங்க, உங்க சின்ன வயசுல?
அந்த இடியாப்ப ம். சி சின்ன வயசுலருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா பிறந்த குழந்த ஒரு, ஒரு வயசுலருந்தே குடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப எ எளிமையான உணவு. இட்லிக்கு அடுத்து வந்து இடியாப்பம் தான். இல்லைங்களா?
ம். ஓ! சரி. ம். அது செய்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அந்த புழியிறதுல்லாம் செய்வாங்கல்லையா? அது?
இல்ல. அதுக்கு தகுந்த மாரி நம்ம மாவ அரைச்சுட்டோம்னா, அப்படி ஒண்ணும் கஷ்டமா இருக்காது.
ஓ! ஆனா வந்து இப்போ
மாவரைக்கிறதுல தான் இருக்கு, அதோட இதே.
ஆ. சரி, சரி.
கடையில வாங்குற மாவு செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு நல்லா வராது.
ம். சரி, சரி. அது வெறும் எந்த அரிசியில பண்ணுவீங்க, அந்த இடியாப்பம்?
வீட்டிலையே அ நாங்க வந்து எப்பயுமே பச்சரிசி தாங்க யூஸ் பண்ணுவோம்.
ம். அது வந்து அ.
பச்சரிசிய வந்து ஆமா. அப்பிடியே நீங்க அரைச்சீங்கன்னா? அதுல நீங்க செஞ்சீங்கன்னா, அது ரொம்ப வர வரன்னு இருக்கும்.
ம். ஓ! சரி, சரி.
ரொம்ப ஆமா. வாய்க்கு ரொம்ப டேஸ்ட்டு வந்து பிடிக்காது. நீங்க. அத வந்து நம்ம பச்சரிசிய வந்து ஊற வைக்கணும்.
ம். ஓ! ஊற வச்சுட்டு காய வச்சு அரைப்பீங்களா?
ஆமா. நல்லா 2 தடவ கழுவி. வெயில ஒரு பாய் போட்டு, அதுக்கு மேல ஒரு வேஷ்டி துணிய போட்டு, காய வைக்கணும். காலையில காய போட்டோம்னா, ஊட, மாட போய் 2 தடவை அத பிரட்டி விடணும்.
ம். ம். ம். ஓ! ம்.
சாயந்தரம் அது நல்லா காஞ்சதுக்கப்புறம். அத கொண்டு போய் ரைஸ் மில்லுல அரைச்சுட்டு வரணும். அதாங்க மாவு நல்ல பதமா இருக்கும்.
ஓ! இது இந்த காக்காய்லாம் எடுக்காம. இருக்கதுக்காக நீங்க இந்த வே மேல ஒரு துணி போடுறேங்கிறீங்க?

ஒரு சிலர் சொல்றாங்க, "இப்பல்லாம் வந்து எல்லா தானியங்களையும் சாப்பிட்லாம். சாப்டா நல்லது. அதனால வந்து ர கேழ்வரகு மாவுலயும் வந்து இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்டுறது உடம்புக்கு நல்லதுன்னு." நீங்க எப்போதாவது முயற்சி பண்ணியிருக்கீங்களா? அந்தமாரி?
கேழ்வரகுல நானு செ சாதா மாவுகூட கேழ்வரகு மா மா மாவு ஊத்தி தோச தான் ஊத்தியிருக்கேன். இடியாப்பம் நானு செஞ்சதில்ல. ஏன்னா கேழ்வரகு பக்கோடா லாம் ஒரு தடவ செஞ்சு பார்த்து எனக்கு அது சரியா வரல. ரொம்ப ஹார்டா இருந்தது. கடிக்க முடியாதமாரி. அதனால கேழ்வரக வந்து நானு பெரும்பாலும் தோச மாவு கூட சேர்ந்துர்றது. அந்தமாரி தான் ஈஸியா அது கொஞ்சம் மெதுவா இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
ம். ஓ! ஆ, ஆ. ம். கேழ்வரகுல கூழெல்லாம் கூட செய்வாங்கல்ல, இந்த ஆடி மாசத்தல?
புட்டு நல்லாருக்கும். கேழ்வரகுதான் அ ஆமா. கூழ் ஈஸி தானே! அப்பிடியே தண்ணீல கரைச்சு ஊத்தி கொதிக்க வச்சு உப்பு போட்டு இறக்கிட்டா கூழ் ஈஸியா வரும்.
ஆ. இந்த ஆடி மாசம் திருவிழான்னு சொல்லிட்டு முதல் நாளே ஏதோ புளிக்க வச்சு செய்றாங்களே! அந்தமாரி ஏதா சாப்ட்டுருக்கீங்களா?
ஆமா, ஆமா. நாங்க ஆடி மாசம் வாசல்லயே கூழ் காய்ச்சுவோங்க அம்மனுக்கு. அ வீதியிலே மொத்தமா தெருக்காரங்களலாம் சேர்ந்து, பெரிய வட்டையில வச்சு கூழ் காய்ச்சுவோம். அது வந்து கம்மங்கஞ்சி காச்சுவோம், நாங்க வந்து. கம்பங்கூழு கம்ப இடிச்சு தண்ணீய கொதிக்க வச்சு அத காய்ச்சி, அப்புறம் வீட்ல சொல்லப்போனா வீடு வீடா போய் பழைய சோறு வாங்கிட்டு வருவாங்க. அரிசி, பழைய சோறு, கீரை இல்ல, அது வந்து போடமாட்டாங்க. இது கோயிலுக்கு வந்து. பொதுவா அந்த உப்பு இல்லாம ஒரு டம்ளர் எடுத்து க அம்மனுக்கு படைச்சிட்டு மத்தவுங்களுக்குல்லாம் நல்லா உப்ப போட்டு கரைச்சு, தெருவுல எல்லாருக்கும் வாளி வாளியா மோந்து, மோந்து ஊத்துவாங்க.
ஓ! ம். ம், ம். ம், ம். ஓ! கம்பங்கூழு. ஆ கேழ்வரகு இல்ல. ஆ. ஆ. ஆ அதுக்கு ஏதாவது கீரை கீரை அந்தமாரி. ஆ. ம். ம், ம், ம். ஓ! சரி, சரி. நீங்க வந்து இடியாப்பம், அப்புறம் வந்து ராகி கூழு, அப்புறம் உளுந்தங்களி. இந்தமாரி நெறைய பாரம்பரிய உணவு பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அத எப்பிடி செய்யிறது, எந்தமாரி நேரத்தில குடுக்குறது? அது எப்பிடி உங்க வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு சந்தோஷமான நிகழ்வா இருந்திருக்கு அப்பிடிங்கிறத அருமையா சொன்னீங்க. ஆ ரொம்ப நன்றி.
ஆமா. ஆமா. உங்க கூட பேசினதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப நன்றி.

மண்டவெல்லத்த வந்து தட்டி போட்டு பாகுக்காய்ச்சி, வடிகட்டி எடுத்து, மண் இல்லாம
ம். ம், ம்.
எடுத்து வச்சுட்டு, அப்புறம் திரும்பியும் அத நல்லா கொதிக்க வச்சு, அது கூட வந்து சுக்கு, ஏலக்காய்
ஆ.
அத தட்டி போட்டுக்கணும். அப்புறம் அது கூட வாழைப்பழத்த இருக்கு இல்லையா? வாழைப்பழத்த வந்து சின்ன, சின்னதா பிச்சு போட்டுக்கலாம்.
சரி. ஆ. ஓ! இத வந்து ஊத்தி சாப்படுவீங்களா? இத இடியாப்பத்துக்கு மேல ஊத்தி.
இது ரொம்ப ருசியா இருக்கும். ஆமா. இடியாப்பத்துக்கு ஊத்தி சாப்பி்ட்டா, அது ரொம்ப ருசியா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப பழைய ரொம்ப பாரம் பழைய டிஷ். இப்பலாம் யாரும் அவ்வளவா செய்ய மாட்டாங்க. ஆமா பாட்டிமார்கள் செஞ்ச
ஓ. ஆ நான் ஒரு இடத்துல போயிருக்கும்போது, இந்த இடியாப்பத்த என்ன பண்ணாங்கன்னா வந்து, சர்க்கர இது வெள்ளை சர்க்கரை தான். வெள்ள சர்க்கரை கொஞ்சம், தேங்காய்ப்பூ கொஞ்சம், நெய் கொஞ்சம், ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுட்டு அது மாரி குடுத்தாங்க. அப்படி நீங்க சாப்புட்டதுண்டா?
ஆம். ஆ உண்டு. அதுவும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வேற எதுவுமே தேவையில்ல. ச்சு அது தேங்காய் பூவும், நெய்யுமே போதும். சில இடங்கள்ல வந்து அதலயுமே வந்து கருப்பு எள்ள வறுத்து, பொடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுவுமே தேங்காய் பூ கூட போட்டு சாப்புட்டா அதுவுமே இன்னமும், ருசியா இருக்கும்.
ம். ம். ம். ஆ. நீங்க இப்ப முன்னாடி சொன்னீங்க, மாப்பிள்ளை தலதீபாவளிக்கு வந்தா பண்ணுவேன்னு. அப்போ எப்டி எதனால இத வந்து தலதீபாவளி அ ஒரு உணவா வச்சிருக்கீங்க?
ஆமா. அது செய்றது வந்து ரொம்ப பெரிய க எ வேலைகள் இருக்கு இல்லையா? அத அவங்க வந்து சிறப்பான உணவா எடுத்துக்குறாங்க.
ம், ம். ஓ! சரி, சரி.
அதிலயுமே இனிப்பும் செய்யலாம். நீங்க வந்து வெல்லத்துக்கு பதிலா, இந்த அரிசி மாவு தண்ணி ஊத்தி பெரட்டுறதுக்கு பதிலா, கருப்பட்டி இருக்கு இல்லையா? கருப்பட்டி நல்லா கட்டி போட்டு, பாகு கொஞ்சம் த கரைஞ்சா போதும். அந்த பதத்தில கொஞ்சம் கொதிக்க விட்டு, அத மாவுல வந்து ஊத்தி பிசையணும்.
ம். ம். ம். ஆமா. ம். ம். ம். ஓ! அப்ப கலர் மாறி போயிரும்ல. வேற கலரா இருக்காது?
ஆமா. அது வந்து கொஞ்சம் நல்ல என்ன பார்க்கறதுக்கு சாக்லேட் கலர் மாரி இருக்கும்.

பாரம்பரிய உணவு பத்தின ஞாபகங்கள்னா? இது உளுந்தங்கழி அதே மாரி ப எல்லாரும் கண்டிப்பா செய்வாங்க. இந்த குழந்தைங்க வயசுக்கு வந்துட்டாலும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா உளுந்தங்களி குடுப்
ஓ! அது எப்படி பண்றது கொஞ்சம் சொல்லுங்களேன்?
உளுந்தங்கழின்னா, மூ அரிசி வந்து சிலர் வந்து உளுந்து அரிசி சமமா போடுவாங்க. அந்த மாரி போட்டழு கொஞ்சம் வழுவழுன்னு இருக்கும். நான் எப்படி செய்வேன்னா வந்து 3 பங்கு அரிசினா, 1 பங்கு உளுந்து.
ம். ம். ம்.
பச்சரிசி 3 பங்குன்னா. உளுந்து போடணும். ஆனா, உளுந்து எந்த உளுந்து போடணுனா? கருப்பு உளுந்து தான் போடணும்.
ம். ஓ! சரி சரிங்க. அத என்ன பண்ணுவீங்க? அ அ அரச்சுட்டு.
ம். ம். கருப்புளுந்த வந்து நல்லா வறுத்துறணும். வடச்சட்டியில வந்து. வெறும் சட்டில. நல்லா. செவக்க வறுக்கணும். நல்ல வாசன வர வரைக்கும் வறுத்துட்டு. பச்சரிசி கூட சேத்து. அ கூட ஒரு 2 சுக்கு, 2 ஏலக்காவ போட்டு. ஆ. ரைஸ் மில்ல குடுத்து அரச்சு மாவா வாங்கி வச்சுக்கணும்.
ம். ம். ம். ம். ம். ம். ம். அது வந்து எப்படி செய்வீங்க? வீட்ல செய்ற மெத்தேடு் என்னது?
செய்றதுன்னா, ஒரு ஒரு 1 டம்ளரு மாவுன்னா, ஒரு 4 டம்ளர் தண்ணீ தேவைப்படும்.
ம். ம்.
அந்த மாரி தேவைப்படுறப்ப. அதே மாரி ஒரு ஒரு டம்ளருனா, ஒரு ஒரு வட்ட கருப்பட்டி தேவைப்படும்.
ம், ம்.
ஒரா ஒரு 300கிராம் அந்த மாரி ஒரு டம்ளர் இருந்துச்சுன்னா. ஒரு வட்டக்கருப்பட்டி தேவைப்படும். அந்த கருப்பட்டிய தட்டி தனியா கொஞ்சம் பாகா கரச்சு வச்சுக்குவோம்.
ம். ம். சரி.
இந்த மாவ வந்து அ ஒரு டம்ளர் தண்ணீலே நல்லா கலச்சு வச்சுக்கலாம். அப்படியே மாவ வந்து நீங்க தண்ணீல கொட்டுனீங்கன்னா கெட்டி கெட்டியா வந்துரும்.
ம், ம். ம், ம்.
அதனால மாவையும், ஒரு பவுல்ல வந்து நல்ல க தண்ணீல கரைச்சு வச்சுட்டு. பாகு தனியா கொதிக்க வச்சு வச்சுட்டு, மீதியளவு தண்ணிய வந்து சட்டில கொதிக்க வச்சுட்டு. மொதல்ல மாவ ஊத்தி. அது நல்லா கோ கிண்டிக்கிட்டே இருக்கும். கை விடாம கிண்டிக்கிட்டே இருக்கும். அது கொஞ்சம். கெட்டி சேர்ந்து வந்துரும். அப்படி கெட்டி சேர்ந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மாவு வெந்துருச்சா? அப்டின்னு. தண்ணிய தொட்டு, மாவ தொட்டு பார்க்கணும். கையில ஒட்டுதா அப்டின்னு.
ம். சரி. ம். ம். ம். ம். ம். ஓ கையில ஒட்டாம இருந்தா வெந்துருச்சுன்னு அர்த்தம்.
மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். வெந்ததுக்கப்புறம் நீங்க கருப்பட்டிய ஊத்தணும். அந்த பாக. மொதல்லே பாக ஊத்திட்டோங்கன்னா, மாவு வேகாது.
சரி. ம். ம். ம். சரி. அதுக்கப்புறம். வேறென்ன?
அப்படி நீங்க பாகு கருப்பட்டி ஊத்துனதுக்கப்புறம் நல்ல இன்ன நல்லா கொதிக்க வரும்போது. ஓ நெறைய நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமா ஊத்தி. அப்படியே எறக்கிற வேண்டியதான். சாப்பிட போல நல்லது. நெய் ஊத்தக்கூடாது. உளுந்தங்களிக்கு வந்து. நல்லதுன் நல்லெண்ணெய் தான் நல்லது. அதுதான் முதுகு வலிக்கலாம் வராம இருக்கறதுக்கு நல்லெண்ணெய் குடுக்கணும். குழந்தைங்களுக்கு சொல்லுங்க.
ம். ம். நெய் ஊத்த மாட்டீங்களா? ஆ. ஆ. ஓ! சரி சரி. இது எந்த மாரி சடங்கப்பல்லாம் இந்த உளுந்தங்களி பண்ணுவீங்க?
குழந்தைங்க வயசுக்கு வந்துட்டா கண்டிப்பா உளுந்தங்களி குடுப்பாங்க.
ஓ! சரி சரி.
முதல் தடவைவயசு வந்தப்பயும் குடுப்போம். அதே மாரி மாசா மாசம் அதுகளுக்கு? குடுக்கம் குடுத்தா அது முதுகளுக்கு அந்த வ வ வலிமை கிடைக்கும்ன்னு சொல்லுவாங்க முது மாசா மாசத்துக்கு ஒரு தடவ அது செய்யலாம். கூட 15 நாளைக்கு ஒரு தடவ கூட செஞ்சு குடுக்கலாம். நமக்கு வாய்ப்பு இல்லன்னா. மாசத்துக்கு ஒரு தடவயாச்சும் குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுக்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருப்பாங்க.
ம். ம். ம் ம், ம். ம். ம். ம். ம். நீங்க உங்க இடியாப்பம் சொன்னீங்கல்ல? அது வந்து நீங்க எப்போதாவது வந்து சிகப்பரிசியில செஞ்சிருக்கீங்களா?
சிகப்பரிசில. ஆ செய்யலாங்க. எல்லாமே ஒரே தான். ஒரே மெத்தேடு தான். ஹ நல்லா பவுடரா அரச்சுட்டோனா. புளிஞ்சு எடுத்துரலாம். ஒண்ணும் கஷ்டம் கெடையாது.
ம். ம்.